இப்போ, பொதுவாவே விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்க அப்டீன்னா, அவங்கள உபசரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உணவு முறைல, அ ஒரு வரிசையா இந்த பட்டியல்ல இதெல்லாம் வந்து சமைக்கணும் அப்டீங்கிறதும் பண்ணுவாங்க. அதேமாதிரி, உணவ பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வரிசைல தா பரிமாறணும். இப்டி, இப்டி, தா பண்ணணும். அப்டீன்னு ஒரு பாரம்பரியமா, ஒன்னு செஞ்சுட்டே வருவாங்க இல்லையா? நம்ம குடும்பத்துல. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல என்ன என்ன மாதிரி பரிமாற்றம் நடக்கும்? அந்த விதம் எப்படி இருக்கும்? விருந்தினர்கள் வரும்போது, அத பத்தி என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
அ கண்டிப்பா. இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, அ பொதுவாவே அப்பா தான் ரொம்ப இதில கண்டிப்பா இருப்பாங்க. அ, என்னன்னா, வந்த உடனே மொதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுத்துரணும். அது வந்து நம்ம சில நேரம், ரொம்ப நெருங்கிய உறவினர்கள்னா, நம்ம கேஷுவலா அப்படியே பேசிட்டு ஆ, வாங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எப்படி இருக்காங்க? அப்டீ போயிருவோம். அந்த, அப்டி மட்டும் பேசிட்டு உட்காந்துட்டோம், எங்க அப்பா கோவமாயி, ஒரு ஒரே ஒரு மொற மொறைப்பாரு. அப்போவே நம்ம புரிஞ்சு, எங்க அம்மா வந்து கடகடன்னு போயிடுவாங்க. எங்களலாம் அவ்வளவா சொன்னது இல்ல. ஆனா, அம்மாவ சொல்றது, எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அ, அவங்க முன்னாடி திட்றாரே, அ முறைக்கிறாரே, அப்டீன்னு. ஆனா, அப்பாக்கு வந்து, அது ரொம்ப கண்டிப்பா பண்ணணும். வெளியருந்து வந்துருக்காங்க, உட்காருறதுக்குள்ள நம்ம தண்ணி கொண்டு வந்து அங்க நின்றணும். அது வந்து அடுத்து வந்து இப்போ, மாலை நேரமா இருக்கு. ஒரு காஃபியோ, ஒரு சிற்றுண்டியோ, கொடுக்குறோம்னா. இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன், மொதல்ல ஏதோ அந்த பஜ்ஜியோ ஏதோ பண்ணிறோம். வீட்லேயே பண்ணுறோம், இல்ல வெளியருந்து வாங்கிட்டு வரோம்னா, மொதல்ல அத தட்ல கொண்டு போய் வச்சு போய் கொடுத்துருவேன். அப்புறந்தான் காஃபி சுட சுட கொண்டு போய் கொடுப்பேன். எங்க, அப்பா அதெல்லாம் 2ம் சேர்த்து கொடுக்கணும். அது, அவங்க எப்படி சாப்பிடணுங்கிறது, அவங்க தான் முடிவு பண்ணணும். அப்டீன்னு ரொம்ப அதுலலாம் கண்டிப்பா இருப்பாரு.
ம். ஆமா. <chuckles> சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரி. ஹ. தாத்தா, இதே மாரி பண்ணுவாங்க. நீங்க சொல்லும்போது, எங்க தாத்தா ஞாபகம் தான் வருது. அவங்க எப்படின்னா, நீங்க சொல். ஆமா. அவர் பார்க்குற பார்வையிலேயே எங்க பாட்டிக்கு எங்க அம்மாச்சி கொண்டு போயிட்டு, இப்ப எடுத்துட்டு வந்துடணும் எல்லாமே வரிசையா, நீங்க சொன்ன மாதிரி. பெஸ்ட்டா வரணும், ஆர்டரா. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில கொடுக்கணும், அவங்க தான் அந்த தேர்வு தெஞ் தேர்வு செஞ்சு சாப்பிடணும். அப்டீங்கிற மாதிரி.
அப்டியா? ஓ! ஆமா. அடடா! இது எவ்ளோ கஷ்டம். அத நம்ப ஒரு ஏதோ ஒரு வடையோ, பஜ்ஜியோ அத சுட சுட செஞ்சுக்கிட்டுருப்போம். இதுக்கு நடுவுல இந்த பக்கம் பால் வச்சிருப்போம். இது காஃபியும் எல்லாருக்கும் பொதுவால்லாம் நான் போடமாட்டேன். ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா கேட்பாங்க. ஒருத்தர் லைட்டா கே குடிப்பாங்க. நமக்கு தெரிஞ்சா அதுக்கேத்த மாரி போடுவேன். அப்ப எத்தன வேல தான் கிச்சன்ல நம்ம பார்க்கறதுன்னு, அ இப்ப என் கணவர்லாம் அவரே வந்து உதவி செய்வாரு. அவரே காஃபி போட்டுருவாரு. நான் இந்த பக்கம் சுட்டுட்ருக்கேன்னா. "நீ எண்ணெய்ல பத்திரமா பண்ணு" அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது விருந்தினர்கள் இருக்காங்கல்லாம் கவனிக்க மாட்டாரு. அவரு எப்பயுமே என்ன ப் அ கவனிக்கிறதுல எனக்கு உதவி செய்றதில்ல கவனமா இருப்பாரு.
ஆமாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பா. <chuckles> <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> என் கணவரும் அப்படி தான். ஒரு தடவ எண்ணெய்ல வந்துட்டு நான் வந்து கன்சீவா இருக்கும்போது, ஏதோ போட்றேன் இப்படி தான் ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ட்டு, அ அப்பள பஜ்ஜியோ, பஜ்ஜி ஏதோ உள்ள போட்றேன்னு என் வயித்துல தெறிச்சுருச்சுங்க. அதுலேருந்து என்னைய வந்துட்டு, அந்த எண்ணெய் விஷயத்துல என்னைய பொரிக்கவே விடமாட்டாரு. பொறிக்கிற ஐட்டம் இப்போ வரைக்கும் அவர்தான் பொறிப்பாரு. அந்த மாதிரி. ஆமா.
ம். பார்த்துக்கோங்க. இந்த காலத்து கணவர்மார்கள்லாம் கொஞ்சம் இந்த விஷயத்ல பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா எங்க அப்பா இப்ப எங்க வீட்டுக்கு வராருன்னா, நா அவருக்கே இந்த மாரி பரிமாறினா கூட அதுக்கு கோவிச்சுப்பார். ரெண்டும் சேர்த்து தானே தர்றோம். என்ன தனித்தனியா தர்றேன்னு. என்னப்பா? அப்பயும் என் கணவர் தான் சப்போர்ட்க்கு வருவாரு. "இதுல என்ன இருக்கு மாமா. நீங்க தானே, மத்தவங்களா?" அப்படின்னுவாரு. இருந்தாலும் மாப்பிள! அதெல்லாம் சரியா குடுக்கணும், வீட்டுக்கு வந்திருக்கவங்கள சரியா கவனிக்கணுன்னுவாரு. இந்த மாதிரி எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. அப்பறம் இந்த இலையில நம்ம வந்து ஒரு மதிய உணவு பரிமாருறோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து மொதல்ல இந்த உப்பு வைக்கணும், அதுல ஊர்காய் வைக்கணும்லாம் சொல்லுவாங்க. எனக்கே பு அதெல்லாம் பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அ எதுக்கு அது? உப்பு நெறைய அதிகம் இருக்குன்னு. அப்புறம் சமையல்ல எனக்கு தெரியும் நான் எல்லாமே உப்பு சரியா அளவா போட்டிருப்பேன். அதை சுவைச்சும் பார்த்து தான் அடுத்து பரிமாறுவேனே. "அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த உப்பை வைக்கணும்? அது வேஸ்ட்டு தானே" அப்டின்னு நெனைப்பேன். ஆனா எங்க அப்பாவா இருந்தா "அது நீ ஏன் முடிவு பண்ணுற? உப்பு வச்சுதான் ஆகணும். அது சாஸ்த்திரப்படி வைக்கணும். நீ வை." அப்டின்னு அடம் புடிப்பாரு. <chuckles> அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எனக்கெல்லாம் பின்பற்றதுக்கு.
ம். ஓ! <laughs> ம். ஓ! சரி. சரி. ஆமாமா. சரி. <chuckles> ம். சரி சரி. இப்போ சாப்பாடுலா எப்படி வந்துட்டு சமைக்கிறது? இதெல்லாம் பரிமாறது? ஒரு சிலர் வந்துட்டு வெஜ்ஜு இப்ப வந்து வரவங்கள பொறுத்து அது மாறுபடும் இல்லையா?
ஆமா கண்டிப்பா. இப்போ அசைவம்னாலும், சைவம்னாலும் அவங்க யா யார் வராங்க? அப்போ எத்தன சிலருக்கெல்லாம் அ பிடிக்காது சொல்லிருவாங்க எடுத்தோனே. எனக்கு அசைவம்லா செஞ்சிராதீங்க, எதா சிம்பிளா போதும் அப்டீன்னு. இப்போ அதுவும் வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாரு 2 காயாவது கண்டிப்பா செய்யணும். ஒரு பொரியலோ, ஒரு கூட்டோ இல்ல ஒரு மசாலா உருளைக்கிழங்கு கறி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கணும். அ குழம்பு வச்சிருந்தா இப்ப சாம்பார், கார குழம்பு எது வச்சிருந்தாலும் ரசமும், தயிரும் கண்டிப்பா இருக்கணும். அதுலயும் சிலருக்கு வந்து அ அக்காவோட வீட்டுக்காரருக்கு எல்லாம், அவரு அவரு கிராமத்துல வளர்ந்தவரு. அவரு இதே மாதிரி பரிமாறுற முற கூட எதிர்ப்பார்ப்பார். அதாவது இலையப் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆம்லெட்டே சுடணும். <chuckles> அது முன்னாடியே சுட்டு வக்கக்கூடாது. சாப்பிட ஆரமிச்சா
ம். ம். சரி சரி. அ. ஓ. ஓ! ஆறிரும்ன்னா?
என்னது?
சூடா இருக்கணுமா? ஆறிறு போயி ஆறி போயிரும்னு.
ஆமா. அது சுட சுட இருக்கணும். அதேமாதிரி இப்போ, பரிமாறுறவங்களும் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாலா பரிமாறக்கூடாது, பெரியவங்க பரிமாறக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவரும் வந்து இந்த மாதிரி நெறையா வழக்கத்த வந்து சொல்லுவாரு. அதனாலயே அவர்கிட்ட சமாளிக்கிறதுக்காக, என்னையே அனுப்பிச்சுருவாங்க எப்ப பார்த்தாலும். <chuckles>
ஓ! சரி சரி. சரி சரி. ம, நீங்க இப்ப ஆம்லேட்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. எங்க பெரியப்பா வந்து இப்படிதான் பண்ணுவாருங்க. ஆம்லேட்டுக்கு வெங்காயத்திலேருந்து, பெப்பர்லேருந்து எல்லாமே அதிகமா போடணும். அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஆம்லேட்னா இப்டி இருக்கணும் அப்டீன்னு. அந்த மாதிரி வந்து தட்டுல வக்கணும் அப்டீன்னு நினைப்பாங்க.
கண்டிப்பா! எப்படி இதெல்லாம் முடியும்? ஆ நம்ப ஒருவொருத்தரும் விரு விருந்துக்குன்னு கூப்பிட்டாலே கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஒருத்தரையும் இந்த அளவுக்கு கவனிக்க முடியுமா? எங்க அக்கா ஓட வீட்டுக்கார்லாம் வந்துட்டாருன்னா, அந்த மோர் அ தயிர் போட்டு சாப்பிட மாட்டாங்க. மோர் அடுச்சி வைக்கணும். அதுவும் கரெக்டா அந்த ஒரு ஒரு செம்பு மாதிரி. அதுக்கு ஒரு அளவு வச்சுருவா எங்க அக்கா. அதில தான் வைக்கணுன்னுவா. என்னை வேற பரிமாற அனுமிச்சிருவா. அவ வந்து மத்த வேலைகள்லாம் இந்த மாரி செஞ்சு செஞ்சு கொண்டு வந்து வைப்பா. அப்போ நமக்கு பரிமாறவும் சங்கடமா இருக்கும். அதுலேயும் நெறைய ஆர்டர் வேற இருக்கு. இது வச்சப்பறம் காய் வைக்கணும். காய்லயும் இப்படி வரிசையா வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இனிப்பு வைக்கணும். அதுக்கப்புறம் சாதம் போடணும். முதல்ல நெய் போட்டு, அ நம்ம பருப்போ ஏதாவது வச்சுருந்தோம்னா அது பண்ணணும். அப்படி இல்லைனா? சாம்பார் ஊத்துறோம்னா நெய் வேணுமான்னு கேட்டு போடணும். இந்த மாதிரி அந்த வரிசையா வைக்கிறதும் சரி, இதுக்கப்புறம் இது. நம்ம அவங்களை கேட்டுதான் ரசம் போடணும். அ அதுக்கப்பறம் சாப்பாடும் வந்து அவங்க வேண்டாம், அப்படின்னு சொன்னாலும் நம்ப வற்புறுத்தி கொஞ்சம் வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில பரிமா எனக்கு பரிமாற ரொம்ப புடிக்கும். ஆனா, இவ்வளவு விஷயங்கள் கண்டிப்பா சொல்றவங்களுக்கு க பரிமாற எனக்கு புடிக்கவே புடிக்காது. <chuckles>
ஆமா. ம். சரி. சரி. <laughs> கண்டிப்பாங்க! இது வந்து அ நமக்கு ஒரு பயமே வந்து உண்டாயிரும். என்னடா இப்படி நம்மள வந்துட்டு ஒரு மாரி வரிசைக்கா இந்த ஒரு ஆர்ட்ரு இந்த இது அப்படின்னும்போது, என்ன இப்படி இருக்கு? அப்படின்ற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுரும்ல. <chuckles> பெரியவங்களே இதுக்கு போய் பரிமாறிறலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த மாரி.
கண்டிப்பா. ஆமா. இதுல வந்து அவங்களுக்கு ஊருலலாம் என்னென்னா, மாமியார் வந்து மருமகன் முன்னாடி உட்காரக்கூடாது. அது உட்காந்தா வந்து அ அந்த மரியாத நிமித்தமா கீழ உட்காரணுமாம். எங்க அம்மா தானே பெரியவங்க, நாங்கலாம் நகரத்துல வளந்ததுனால அப்டீயே வேறுபட்டு இருப்போம். என்னோட கணவர் எங்க அம்மா பக்கத்துலேயே உட்காருவாரு. அவங்க ரெண்டு பேரும், அம்மா, பையன் மாரி தான் பேசிப்பாங்க. ஆனா, எங்க அக்காவோட கணவர் வரும்பொழுது அ எ நெறைய விஷயங்கள் காஃபி குடுத்தாலும் அத ஒரு தட்டில வச்சு, மரியாதையா கொண்டு போய் குடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு
அது அது. ஆமாங்க. சரி, சரி. ஆமாங்க, ஒரு தண்ணீ குடுத்தா கூட, அத வந்து அப்படியே பாத்து போய் குடுப்பாங்க, நானுமே பாத்துருக்கேன்.
ஆமா. எங்களுக்கு அதெல்லாம் பாத்தாலே ஒண்ணு சிரிப்பு வந்துரும். நான் அங்கே இருந்தேன்னா, கண்டிப்பா ஓடி போயிருவேன். ஏன்னா, எனக்கு சிரிப்பு வந்துரும். இல்ல சில நேரம், கோவம் வரும். என்னது இது? இ இந்த மரியாதையா பண்ணுறது சரிதான். ஆனா, அது விருந்தினர்கள், வெளி ஆட்களுக்கு ஓகே. நம்ப வீட்டு அ உறவினர்கள், நெருக்கமானதுக்கப்புறம் அந்த உறவு வந்து எப்படி நீடிக்கும்? நம்ப சகஜமா இருந்தா தானே. ஆனா, அவர் வந்து கிராமத்துல பிறந்து வளர்ந்தனால, நெறைய விஷயங்கள் வந்து இந்த இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. எங்க அக்காவாது "எங்க வீட்டுல அந்த பழக்கம் இல்ல, இப்படித்தான் இயல்பா இருப்பாங்க, அப்டின்னு சொல்லாம, அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நாங்களும் செய்யணும்னு அடம்பிடிப்பாங்க." அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ம். ஆமா. கண்டிப்பா. அச்சோ! ஆமாமா.
இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, அ மத்தபடி எங்களோட வீட்டில ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படினாலும். இப்ப சமையலுக்கே நாங்க ஆள் வச்சாலும், இந்த உணவு பரிமாறுது மட்டும் கண்டிப்பா வீட்டாளுங்க தான் செய்யணும், அப்படிங்கிறதில குறிப்பா இருப்போம். அது எனக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்.
ஓ! சிறப்பு. சிறப்புங்க. அது வந்து ம் எல் ஒரு ஒரு பொதுவான ஃபங்ஷன் அப்படின்னு வையுங்களேன். எல்லாருமே வந்துட்டு சொந்தக்காரங்க வந்து நம்மளே நம்ம வீட்டு ஆளுங்க வந்து, அவங்களாவே எடுத்து பரிமாற ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா?
அதாவது இப்போ வீட்டில ம்ஹ்ம். ஆமா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்ப நம்ம உறவினர்களுக்கு தான் நமக்கு பாசமா வப்பாங்க. நம்மகிட்ட ஏதோ வம்பு இழுப்பாங்க. பேசுவாங்க. அ இப்ப எங்க வீட்ல வீட்டுக்கு அந்த வீட்டு விழா அ பண்ணும்போது கூட ஊர்ல நாங்க பண்ணோம். அப்ப கூட சமையலுக்கு மட்டும் நாங்க சொல்லிர்ந்தோம். அப்போ அவங்களே கேட்டாங்க பரிமாறுதும் நாங்களே பண்ணிடுறோன்னு. "இல்ல இல்லைங்க எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நாங்களே பண்ணாதான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அ வேலைகள் எக்கச்சக்கமா இருந்தது. இருந்தாலும் நானு, என்னோட கணவர், அவரோட தம்பிகள், தங்கைகள்னு நாங்க எல்லாம் சேர்ந்து மாத்தி மாத்தி பண்ணோம். அது வந்து அன்னைக்கு அவ்வளோ ஒரு டயடா இருந்தாலும், மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பரிமாறுற நேரத்தில எல்லாரையும் நம்ப சரியா வரவேற்றுக்க கூட மாட்டோம். அப்போ உணவு பரிமாறும்போது தான் நம்ம பேசறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
சிறப்புங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நெறைய இடங்கள்ல வந்து இந்த விருந்து சமயங்கள்ல, விருந்து பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய கேலி கிண்டல்கள்லாம் நடக்கும். இந்த மொற வர்ற வர்றவங்க வந்துட்டு பரிமாறணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி பொதுவா வ அ சொந்தபந்தம் கூடுற எடத்துல சொல்றேன். அந்த மாதிரி கேலி, கிண்டல்கள்லாம் நடந்துருக்கா உங்களுக்கு எப்பயாவது?
ஆமாமா. இது திருமணத்துக்கு முன்னாடி இந்த அத்த பசங்களுக்கெல்லாம் நம்ம பரிமாற போயிட்டோம்னா முடிஞ்சிது. அப்ப பெரியவங்கலாம் அடுத்து உங்க 2 பேருக்கும்தான்னுவாங்க. எனக்கும் விருப்பம் இருக்காது, அவங்களும் நம்மள தங்கச்சி மாரி தான் பாப்பாங்க. ஆனாலும் மத்தவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணும்போது, நமக்கே கொஞ்சம் ஒரு மாரி கூச்சமா இருக்கும். அ என்னோட திருமணத்துக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னோட தங்கைகள்லாம், அதாவது சித்தப்பா பசங்க எல்லாம் என்னோட கணவர ரொம்ப வந்து கிண்டல் செய்வாங்க. அ "மச்சானுக்கு நான் தான் வப்பேன்" அப்டின்னு, அந்த எலையவே நெ நெறச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம "நீங்க சாப்ட்டே ஆகணும் இல்லனா, எந்திருக்க விடமாட்டோம்" அப்டின்னு. இவருக்கா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், ஆனா அத சந்தோஷமாவும் அனுபவிப்பாங்க. அ அவங்க வந்து கிண்டல் பண்றது, பரிமாறது, ரொம்ப ஆசையா அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவும் சந்தோஷமா இருக்கும். அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உணவு உணவு பரிமாறனும் அப்டின்னா, இப்ப வீட்ல ஏதோ ஒரு சாமி கும்பிடுறோம், காலைல இருந்து நம்ம பட்டினி கெடப்போம். முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்ல பெரியவங்களுக்கு பரிமாறணும்னு சொல்லுவாங்க, அது சரியா. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க ஆண் பிள்ளைகள்லாம் சாப்பிடணுன்னுருவாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம்.
ஆமா. சரி. <chuckles> கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. அ. அதுலயும் போயிட்டு ஜெண்டர் பாக்குறீங்களேடா, அப்டிங்கற மாரிருக்கும். நம்ம இவ்ளோ பேரு நம்ம அவ்ளோ செஞ்சிருப்போம். ஆனா காலையில இருந்து வேல செஞ்சுட்டே இருந்தது, நம்மளா தான் இருப்போம். ஆனா 1 பரிமாறுறது அவங்களுக்கு.
ஆமா. கண்டிப்பா. அது என்னன்னா சமைக்கிறது நம்ம, காய்கறி நறுக்குறது நம்ம, அந்த எடத்த சுத்தம் பண்ணி, இலை போட்டு, ஒரு பாயெல்லாம் போட்டு, சரி பண்ணி, எல்லாரையும் உட்கார வச்சு, சரி மொதல்ல வீட்ல இருக்க பெரியவங்க. அதுலயும் வந்து ஆண்களா தான் இருப்பாங்க. அவங்க சாப்ட்டாலும் பரவாயில்ல. அடுத்தாவது நம்மளுக்கு கொஞ்சம் சாப்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அடுத்து மத்த ஆண்கள்லாம் வாங்கனுவாங்க. ஐயையோ! என்னடா இது? அப்டின்னு இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்து விருந்தினர் வந்தா என்னென்ன மாரி உணவு பரிமாறுவீங்க? அப்டிங்கறதையும், என்ன வரிசைல வப்பீங்க? உங்க வீட்ல எப்டி எப்படிலாம் உங்க அப்பா வந்துட்டு எது எவ்ளோ கண்டிப்பா வந்து இந்த மாரிலாம் பண்ணனும், அப்டின்னுலாம் வந்து சொல்வாங்க? அப்டிங்கறதையும் ரொம்ப அழகா என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
உங்களோடு பேசுனதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.